கண்டிப்பா. அவங்களுக்கு அந்த நேரம் ஆகும் தான். நான் சொல்றது வந்து இந்த ரிதம் சொல்றேன், தூங்குற ரிதம் சொல்றேன், இப்போ நான் அப் அப்படிதான் நீங்க வர்றீங்க இதுதான் உங்களோட ரெகுலரா ஒரு வேலையா ஆயிப்போச்சு அப்படின்னா, நீங்க வந்து இப்போ தூங்குறதுக்கு 12 மணி ஆயிடுச்சுனா, ரெகுலரா 12 மணிக்கு தூங்குங்க. அந்த டைம் அதில ஈக்குவல் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். அது இல்ல, இல்ல எனக்கு அந்த வேலையெல்லாம் இல்ல. 9 டு 5 ஜாப் தான் நான் பண்ணுவேன், 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன்ற மாதிரிலாம் இன்னைக்கு காலகட்டத்தில வந்து பண்ணவே முடியாது, யாராலேயுமே. முன்னாடி நம்ம அப்பாக்கள் வேலைக்கு போய்ட்டிருந்த நேரம் எப்படின்னா, அங்க 9 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு ஆஃபீஸ் போவாங்க. 5 மணிக்கு முடிச்சுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த முதல் நாள் சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில 9 மணி வரைக்கும் அவருக்கான நேரம், நமக்கான நேரம், நம்ம கூட செலவிடுவார். ஆஃபீஸ் பத்தீன்னா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அந்த ஃபோனில போட்டு கொடைகிறதோ, இல்ல மெயில் செக் பண்ணுங்கன்றதோ, இல்ல வீட்டில இந்த மாரி இல்ல, "வீட்டில தான இருக்கிங்க கொஞ்சம் வேலைய பாத்துக் கொடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன டென்ஷனா இருந்தாலும், ஆஃபீஸில வந்து நான் அந்த ஆணியெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன். அது வீட்டிலேயே கொடுக்கறது எல்லாமே தேவையில்லாத ஆணி தான், அப்படின்ற மாரி வந்து. அவங்களுக்கு இருந்தது அந்த சூழ்நிலை, நமக்கு அந்த மாரியான ஒரு சூழ்நிலை அமையவே இல்லைல்ல. அ அ ஏன்னா, இந்த டெக்னாலஜி வளர வ வளர எங்கேருந்து வேணாலும் வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த பெண்களுக்கு நல்ல விஷயமா அமைஞ்சாலும், அ இந்த ஆண்களுக்கெலாம் வந்து எப்படின்னா அந்த ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலும், வீட்டிலேயே இந்த மாரி வேலை செய்யுங்கன்ற மாதிரியான தொந்தரவுகள் இருக்கதான் செய்யுது. அதுவும் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில இருக்கிறவங்களுக்கெல்லாம், வந்து சனி ஞாயிறு கூட வேலையே லீவே கிடைக்காது. எல்லா நாள்களும் அந்த ஆஃபீஸ் ஃபோனை கையில வச்சுக்கிட்டு, கஸ்டமர் கூப்பிடும் போதெல்லாம் அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு, இந்த மாரியான வேலைகள் தான்.
ம். கண்டிப்பா. <chuckles> நம்மளால இருக்க முடியாது. கண்டிப்பா. கண் கண்டிப்பா. கண் <chuckles> கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. உண்மைதாங்க. கண்டிப் <chuckles> அப் எங்க என் கணவருக்கு லீகல் வேலை தாங்க. லீகல் எக்ஸிக்யூட்டிவ் தான். இருந்தாலுமே அவுங்களுக்கு 12 மணி வரைக்கும் நைட் வேலை இருக்கும். வ வீட்டுக்கு வரது 7 மணிக்கு வந்துருவாங்க. ஆ. அதுக்கப்புறம் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கட்டாயம் அது வேலை செஞ்சே ஆகணும் அவங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட, அந்த வேலையில செய்ற அந்த அலுவலகத்தோட ஆர்டர், அப்படின்னு தான் சொல்லலாங்க.
ம், ம். ஓ! ம்ஹ்ம். ஆ அப்படின்னா, அவங்க அவங்களோட ரிதம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். 12 மணியா அப்போ நீங்க எல் வ மத்ததுதெல்லாம் ஏற கட்டிட்டு 12:30 மணிக்கு தூங்குனீங்களா டெய்லி 12.30 மணிக்கு தூங்குங்க. அதுலேருந்து ஒரு 7 மணிநேரம் எப்போ முடியுதோ அப்போ எழுந்துரிங்க. அதே நேரத்துக்கு எழுந்திரிச்சு படகுங் பழகுங்க. நம்மளுட உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து இவள் இப்போ தூங்குறாளா? இல்லையா? ஏன்னா அது, அது அதை ரீசெட் பண்ண ஆரம்பிக்கணும், உள்ள இருக்குற மாரி அந்த செல்களை புதுப்பிக்கணும், ரத்த ஓட்டத்தை சீராக்கணும், அப்படின்னு பல வேலைகள் இருக்கு. எல்லாம் ரிலாக்ஸ் ஆகணும். நம்ம தூங்குனாலும், உள்ளே இருக்கிற பாடி பார்ட்ஸ்லாம் வேலை செஞ்சுகிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய அந்த சினிமா ஆமா, ஆமா. இப்போ வந்து இப்ப இது இன்னும் தூங்குதா? இல்லையா? வேலை செய்யலாமா? ஆரம்பிக்கலாமான்னுட்டு அந்த மூளையோட சிக்னல் வந்து அதுக்கு போனுச்சின்னா தான் அது வந்து அதோட வேலையை ஆரம்பிக்கும். ஆனா, அப்படி பண்ண மாட்டோமே! நம்ம எப்போ தூங்குறோம்னு நமக்கும் தெரியாது, நம்மளுடைய மூளைக்கும் தெரியாது. எப்போ எழுந்திரிக்கிறோமோ தெரியாது. திடீர்னு ஒரு நாள் 3 மணி நேரம் போதும்ன்னு தூங்கி எழுந்திரிச்சி, அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஒரு நாள் 10 மணி நேரம் தொடர்ந்து தூங்குன மாரி ஆயிருது. இது வந்து ரொம்ப பேடான ரிதம். ஸோ, அது-அது அந்த சரியான ஒரு தூக்க பழக்கத்தை கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியம், தூங்குறதுக்காக.
கண்டிப்பா. ம். கண்டிப் கண்டிப்பா. அவுங்க வந்து அப்ப தான் வேலை செய்வாங்க, அப்படின்ற மாரி சொல்றீங்க. <chuckles> <laughs> கண்டிப்பா, கண்டிப் ஆமா. <chuckles> கண்டிப்பா. ஆமாங்க. இப்போ, அந்த மாரி நம்ம கரெக்ட்டா தூங்கி எழுந்து வந்தா, நமக்கு என்னென்னவுளா நன்மைகள் நடக்கும்? அப்படின்ற மாரி நீங்க என்ன சொல்றீங்க?